இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொழுது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல தான் போகுது, ஒண்ணு மொபைலு இல்லனா டிவி, ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மிக் மிக்கி மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம கைபேசி. அதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லா நம்ம டைம் ஃபுல்லா போகுது, இப்போ நீங்க வந்து அதுலேருந்து எப்பிடி குறைப்பீங்க? அதுலேருந்து, நீங்க குறைச்சு, மத்த விஷயத்துலேருந்து எப்பிடி நீங்க வந்து திசை திருப்ப பார்ப்பீங்க, உங்க மனச?
<breath> கண்டிப்பா. இது வந்து இது வந்து ஒரு அருமையான டாபிக்ங்க. அதாவது, இந்த காலகட்டத்தில இருந்து பார்க்கும்பொழுது, அது ஒரு பொழுதுபோக்கா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த தொலைக்காட்சியிலோ ஆ தொலைபேசிலயோ அல்லது மடிக்கணினிலயோ செய்ற மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படின்கிறப்போ, நம்ம அதிகபட்சமான நேரம், இந்த த இந்த ஸ்கிரீன்ல தான் இந்த திரையில தான் நம்ம செலவிடுற மாரி இருக்கும் இல்லைங்களா?
கண்டிப்பா.
இது கண்டிப்பா நம்மனால நிறுத்த முடியுமானு கேட்டா, நம்மனால நிறுத்த முடியாது. ஆனா, இதை வந்து கண்டிப்பா குறைக்க முடியுங்க, இது ஏன் குறிக்கனும் குறைக்கனும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கனா அது, கண்டிப்பா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் குடுக்கும், மனதளவிலும் கண்டிப்பா பிரச்சனைகளை குடுக்குது, மு அதை விட அதிகம் முக்கியமா வந்து பார்க்கும்போது, ஒரு உறவில வந்து கண்டிப்பா பிரச்சனைகளை குடுக்குதுங்க.
ஆனா, குறைக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா.
அதே அப்பிடி குடுக்கிறதுனால, நம்ம இ இந்த கா காரியங்கள நம்ம தவிர்க்கனும் அப்பிடினா, கண்டிப்பா நாம வந்து ஸ்கிரீன் நேரத்த குறைச்சு தாங்க ஆகணும். <inhales>
இப்ப அத குறைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஆ மு எதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? எதாவது ஒரு ஆ வழி?
கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னனு பார்த்தீங்கனா, நம்ம ஒரு அ ஓ இந்தந்த ஆப்க்கு இந்தந்த செயலிக்கு, இவ்வளவு நேர தான் ச நம்ம செலவிடனும் அப்படினு சொல்லி வச்சுக்கலாங்க. ஏனா, இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கனா, ஒரு சி இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த சமூக வலைதளத்தில முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராம் சொல்வாங்க. <inhales> அத வந்து நம்ம ரீல் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நேரம் போகுறதே தெரியாதுனு சொல்வாங்க, இல்லைங்களா.
ஆமா. ஆமா.
அதுவும், ஒரு சில கு அ குறிப்பா பாதி பேருக்கு மேல எப்டினாங்க. அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷோ பார்க்கலாம். இப்போ இரவு நேரங்கள்ல பகல்ல அவ்ளோ வேல செஞ்சுட்டு ரொம்ப டயர்ட்டா வந்திருப்பாங்க. சேரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், நம்ம வந்து ரீல்லு பார்த்துட்டு போலாம் அப்பிடினு சொல்லிட்டு வந்து போன தொலைபேசிய கையில எடுப்பாங்க. எடுத்த 5 நிமிஷ பாக்கலானு பா தள்ளிட்டு போவாங்க. தள்ள, தள்ள இது என்னாயிரும்? அது நேரம் போறதே தெரியாதுங்க.
ஆமா. ஆமா. ஆமா, தூங்குற டைம்லா முடிஞ்சு போயிரும். மணி 12- 1/2 1 :00 மணி ஆயிரும்.
அதான் அதாங்க. ஃபு பொதுவா இந்த மருத்துவர்கள் அதாவது நான் வந்து ஒரு காலத்தில, மருத்துவமனையில சேர்க்கப்பட்டுடேங்க இந்த தொலைபேசியினால
அப்படியா?
ஆமாங்க அ நான் வந்து
எதுனால எப்படி அது?
தொலைபேசியினுடைய பயன்பாடு ரொம்பவுமே அதிகமா இருந்ததுனால என்னென்னாங்க, 10வது வரைக்கும், என் கையில தொலைபேசியே குடுக்காம வளர்த்துட்டாங்க என்னைய. நான் படிப்பு ம் அதுல மதிப்பெண் கம்மியாகிடும் அப்படிங்கிறதுனால, என் கையில தொலைபேசியே குடுக்கமாட்டாங்க. நான் ஒரு அவசரம் எனக்கு கண்டிப்பா வேணும், அவசியம் அப்படினு சொல்லி கேட்டாலும் அவங்க கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க, அப்படி என்ன அவசியம், எனக்கு சொ என்ட்ட சொல்லு, நான் வந்து பார்த்து சொல்றேன், அப்படின்கின்ற மாதிரி தான் என்னுடைய தாய் தகப்பன் வளர்த்தினாங்க என்னைய
சரி. சரி. சரி.
அப்படின்கிறப்போ நான் த 10வது மாத நா வந்து அதிகமான மதிப்பெண் வாங்கினதினால, அவுங்க வந்து எனக்கு நான் வந்து நான் அவங்கள்ட்ட அடம் பிடிச்சேன் தான், அடம்பிடிச்சு நான் வந்து இத்தனை மதிப்பெண்க்கு மேல வாங்கினா, நீங்க வந்து எனக்கு தொலைபேசி வாங்கிக் குடுக்கணும், அப்படினு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், அவங்க வந்து அதேபோல 500க்கு 486 மதிப்பெண் வாங்கியிருந்தேங்க, 10ம் வகுப்பில.
ம். ரொம்ப அருமை அருமை வாழ்த்துக்கள்பா.
அதனால அவங்க வந்து தொலைபேசி எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுனாங்க, இவ்வளோ நாட்கள் நான் தொலைபேசி பயன்படுத்தாமே இருந்ததனால, அது மேல இருக்கக்கூடிய ஆர்வம் ரொம்பவுமே அதிகம் ஆயிடுச்சுங்க.
சரி. அப்படியே பிடிச்சுகிட்டே விடவே இல்ல நீங்க.
அதே தாங்க அதே தாங்க.
ம்.
அதுவும் 11 வகு
ஏ எ அதனால எதனால பாதிப்பு? என்ன பாதிப்பு வந்துச்சு? எதனால நீங்க ஆஸ்பத்திரி போனீங்க?
அதுதாங்க, அது நான் வந்து அதிகமா கேம் விளாட ஆரம்பிச்சதுனால, அ நான் வந்து இரவு 2 மணி அல்லது 3 மணிக்கு தான் நான் தூங்குவேன்.
ம். சரி.
காலைல 6 மணிக்குலாம், அதிக அதிகபட்சம் 6 மணிக்குல்லாம் எந்திரிச்சுருவேங்க.
அப்புறம் தூங்குற டைமே இல்லையே, உங்களுக்கு?
அது தூங்குறதுக்கு நான் பகல்ல வந்து ஒரு 2 மண் நே அ ஒரு நாள் மொத்தமவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் தான் தூங்கிடிருந்தேங்க.
சரி, அதனால, என்ன வெ வியாதி என்ன வந்துச்சு?
அதாங்க காலப்போக்குல ஒரு 4 மாதம் ஆகும்போது, கண்கள் அப்படியே 2 கண்களும் அவ்ளோ! சிவப்பு கலர் ஆயிடுச்சுங்க.
ஆ.
போய் நாங்க பவர் செக் பண்றோம். பவர் செக் பண்ணாலும் பவர் எனக்கு இல்லை. மெட்ராஸ் ஐ யான்னு போய் செக் பண்ணா அதுவும் இல்லன்ட்டாங்க. அப்புறம் என்னவா இருக்குன்னு போய் மருத்துவமனையில அட்மிட் பண்ணா அவுங்க வந்து சொல்றாங் அவுங்க கேட்டாங்க. மருத்துவர் முதல் கேள்வி கேட்டாரு. இரவு நேரங்கள்ல நீ அதிகமாக தொலைபேசி பயன்படுத்துவியான்னு கேட்டாரு.
சரி. சரி. ம். சரி தான்.
நா ஆமாங்க அப்டி சொல்லி அந்த மருத்துவர்ட்ட சொன்னேன். அவர் உடனே திட்டினாரு கொஞ்சம் திட்னாரு. திட்டிட்டு நிறைய அறிவுரைகள் சொன்னாருங்க. அதில அவர் சொன்னது முக்கியமான ஒரு அறிவுரை என்னான்னாங்க நம்முடைய நம்ம இரவு தூங்குகிற பழக்கவழக்கம் எப்டின்னாங்க. ஆ 10 மணிக்கு நாம கடுத்து கண்டிப்பா நாம படுத்தே ஆகணுங்களாமா.
ம். சரி. சரி.
க காலை 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும், நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களா, அந்த ஆ ந சரியான நேரத்தில, கரெ கரெக்ட்டா ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுருங்கலாமா.
ஓ! அவங்களா சரி.
12 மணில ஆ உட உடல் வந்து ஃபுல்லா ரெஸ்ட் ஆகிருங்களாம, 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும், நம்முடைய மூளை வந்துட்டு மூளையில இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் தனித்தனியா ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும், நல்லா தூங்கிடும், நான் அது வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுக்கனுமாம, கண்டிப்பா எடுத்தே ஆகனுமாம.
செரி. செரி.
உடல் ரெஸ்ட் எடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பா மூளைக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கல அப்படினா, மூளை வந்துட்டு அது ரொம்பவுமே பாதிப்புக்குள்ள ஆக்கிருங்கலாமா.
செரி.
நான் வந்து நான் தூங்குறதே 3 மணிக்கு தான் தூங்குவேன் இல்லைங்களா. உடல் ரெஸ்ட் முடிஞ்சு போய்டும். ஆ என்னுடைய மூளையோட ரெஸ்ட்டும் முடிஞ்சிடும். அதனால ஒரு அவர் ரொம்ப திட்டினார்ங்க. அது மட்டும் இல்லாம, இரவு நேரங்களில ஸ்கிரீன பயன்படுத்தும்போது சுற்றிலும் இருட்டா இருக்கும்போது, அந்த தொலைபேசி தொலைபேசி அல்லது தொலைக்காட்சியோ இல்ல மடிக்கணினியிலோ இருந்து வரக்கூடிய கதிர் வளைவுகள், நேரடியா நம்முடைய கண்கள பாதிக்குதுங்களாம.
ஆமா. ஆமா. செரி. ம். ஓ! சரி.
அப் அப்படி பாதிக்கிறதுனால, பகல் நேரத்தில பயன்படுத்துறதை விட, இரவு நேரத்தில பயன்படுத்தனோ அப்படினா, பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்கிறதை டாக்டர் என்ன அந்த மருத்துவர் எனக்கு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டார்ங்க.
அதாவது இரவு நேரத்தில.
ஆமா ஆமாங்க, இரவு நேரத்தில அது ப ரொம்பவுமே அதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்குனு சொன்னாங்க.
இப்ப நம்ம இப்ப இப்ப ஐடி ஃப் ஃபீல்டில இருக்கிறவங்க எல்லாருமே, கணினியில தான் உட்காந்துருக்காங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த இது பாதிப்பு வர தானே செய்யும்.
கண்டிப்பா பாதிப்பு வருங்க. ஆனா, அதுக்கு வந்து ஒரு சில மாற்று வழிகள் இருக்குங்க. இப்போ இந்த ப்ளூ ப்ளூ லைட்ஸ் அ ஸ்கிரீன்க்காகவே தனியா ஒரு கண்ணாடி இப்போ குடுக்கிறாங்கங்க.
சரி.
அந்த திரைகள பயன்படுத்தும்போது, அந்த கண்ணாடியை போட்டுட்டு நம்ம பயன்படுத்தினோம் அப்படினா, அந்த கண்ணாடி வழியா அந்த அந்த ரேஸ் வந்து அந்த கண்ணாடி வழியா உள்ளே வராதுங்களாமா. அந்த அதிர்வளைவுகள் வந்துவிட்டு உள்ளே வராது. அது போடுறதனால, கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பாதிப்பு ரொம்பவுமே கம்மியாகும் அப்படின்கிற மாதிரி சொல்றாங்கங்க.
எது அந்த இப்ப மொபைல்ல ஒட்டி வச்சிருக்காங்கள்யா, அது மாரி இது ஸ் மடி கணினிலேயும் ஒட்டணுமா?
இல்ல இல்ல. அக் கணினில ஒட்றதில்லைங்க. நம்ம நம்ம கண்ணாடி இப்போ, ஒரு பவர் வந்துச்சுன்னா கண்ணாடி போடுறாங்க இல்லைங்களா?
ஆமா நம்ம போட்டுக்குறதா? சரி அது என்ன என்ன வகை அந்த மாரி கண்ணாடி?
ஆமா, ஆமாங்க. ஆ, இந்த ப்ளூ ரே வ அதாவது அந்த திரையில இருந்து வரக்கூடிய "ப்ளூ ரேஸ்" அது அப்டிங்குற அந்த அ ரேஸ் தாங்க அந்த நம்முடைய கண்கள் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது.
சரி, சரி. இப்ப நீங்க அத யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க கணினியில உக்காரும்போது அதான் போட்டுக்குறீங்களா?
அந்த நான் பெரிதளவில கணினில உட்காருரது இல்லங்க. அதனால நான் அத, ரொம்ப பயன்படுத்துறதில்ல.
சரி.
அ, அது, ஆனா அது, அந்த இது இருக்குதுங்க. அந்த கண்ணாடி இருக்குது. என்னுடைய நண்பர்கள் அது பய அதிகமா பயன்படுத்திட்ருக்காங்கங்க.
அப் பர அதுக்கு பேர் என்ன ப்ளூ ரேஸ் கண்ணாடியா?
அ ப்ளூ ரேஸ் தடுக்கக்கூடிய கண்ணாடி அந்த அதனுடைய பேரு சரியா தெரியலங்க ஆனா அதுக்கு இப்டி ஒரு கண்ணாடி இருக்குங்க. அது கண்ணாடி கடைல போய் கேட் ம், ம் கண்ணாடிக் கடையில போய் கேட்கும்போது அவங்க கண்டிப்பா அவங்களே எடுத்துக் குடுப்பாங்கங்க.
பரவால்ல, நல்ல தகவல்லாம் நல்லா சொல்றீங்க. ம். சரி, சரி, சரி. வேற எப்டி, இந்த நேரத்த கொ குறைக்கிறதுக்குலாம், வேற என்னன்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்றம்?
<breath> நேரத்த குறைக்கிறதற்காக நான் வந்துட்டு ஒரு கேம், அதாவது செஸ் விளையாட ஆரம்பிச்சேங்க.
சரி.
அது செஸ் விளையாடுறது மூலமா எனக்கும் எனக்கு அதில ஆர்வமும் அதிகமாச்சு. அதன்மூலியமா என்னுடைய மூளை வேலை மூளை வேல செய்றது வந்து அதிகமாகுதுங்க.
ம். சரிங்க. அது எத்தன வயசுலேருந்து எத்தன வயசு இப்போ வரையும் தொடருதா?
ஆமா, அதாவது நான் அந்த என்க்கு கண்ணு பிரச்சன வந்ததுக்கப்புறம் தான் இத ஆரம்பிச்சேங்க.
ஓ! ஆ அவரு டாக்டர் வந்து சொன்ன அறிவுரையில.
அதுவரைக்கும் நான் வந்து. ஆமா, ஆமாங்க. டாக்டர் அறிவுரை சொன்னாருங்கிறத தாண்டி, அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதம் மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சா அப்படினா உன்னுடைய கண் பார்வைய இழக்குறதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க.
ஐயயோ! சரி அந்த அளவுக்கு விடாம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாங்க, அதுல ஃபோன்ல?
அப்படின்றப்போ ஆமா, ஆமாங்க. அப்படி இருந்தது தான் ரொம்ப கஷ்டமா ஆ போய்டுச்சு. கண்ணா நம்முடைய ச இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய சந்தோஷமா கண்ணானு பார்க்கும்போது, கண்டிப்பா கண் தான் முக்கியம்னு தோனுச்சுங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் மாறிட்டேங்க.
சேரி, சேரி. கண்ணுக்கு எதுவும் பயிற்சி குடுக்க சொன்னாரா?
கண்ணுக்கு பயிற்சிலாம் எதுவும் குடுக்க சொல்லங்க. எனக்கு வந்து இந்த மருந்து குடுத்திருக்கிறாங்க. தினமும் 3 வேல ஆ வ ஆ போடணும் அந்த மருந்து போடணும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் நேரத்த எந்த அளவு குறச்சுக்க முடியுமோ குறச்சுக்க சொன்னாங்க. இப்போ அதே மாரி அந்த திரையில வந்து அதிகமா உட்கார்ந்து இந்த ஐடி இத் துறையில வேல செய்றாங்க இல்லைங்களா.
ஆமா.
ஆ நானும் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிச்சிருக்கேங்க. அதனால மருத்துவர்ட்ட கேட்டேன். "நான் இப்பிடி வேலை செய்றதுன்னா, கண்டிப்பா இதுல தான், நான் வேல செஞ்சாகணும். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்"அப்பிடி சொல்லி கேட்டபோ அவரு என்ன சொன்னார்ன்னா! அது ஒரு 10 நிமிடத்திக்கு ஒருக்கா, அல்லது ஒரு 5 நிமிடம் வந்து 5 நிமிடத்துக்கு ஒருக்கா இத செஞ்சிர்றது ரொம்பவுமே, அ அட்வைசபிள், ஒரு அறிவுரைக்குரிய, ஒரு விஷயம். ஆ 5 நிமிடத்துக்கு ஒரு முற வந்து ஒரு 30 நொடிகள் மட்டும். அ அந்த ஸ்கிரீன பாக்காம வேறு ஏதோ ஒரு பக்கம் திரும்பி பாக்கிறது. ஆ ஒரு இயற்கை காட்சிய, இந்த ஜன்னல் பக்கமா உக்காந்துட்டு வெளிய வேடிக்க பாக்குறது. அந்த மாரி விஷயங்கள செய்யும்போது, கண்டிப்பா இதுக்கு நம்முடைய கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது ரொம்ப கம்மியாகுன்றமாரி எனக்கு சொல்லி குடுத்தாருங்க. <breath>
சரி. ம். ம். ஓ! அப்பிடியா! சரி சரி. அதுக்கு பேசாம எல்லாருமே அந்த கண்ணாடியே வாங்கி போட்டுர்லாமே!
ஆமா, ஆமா. அந்த கண்ணாடியே போட்டாலும், நம்ம வந்து ஃபுல்லா ஃபுல்லா அதயவே பாத்துட்ருக்கிறதுக்கு, நமக்கு கண்ணு வந்துட்டு ஒரே விஷயத்த தொடர்ந்து பார்க்குறதுக்கும், அது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா!
ஓ! அதனால, அந்த பயிற்சி செய்ய சொல்லியிருக்காரு இப்ப.
ஆமா ஆமாங்க. அது வந்து பண்
இப்ப கணினியில வேல பாக்குறவங்க அத்தன பேருக்குமே இந்த பயிற்சி ஒரு உதவியா இருக்குமா?
கண்டிப்பா அது ஒரு நல்ல உதவியா இருக்குங்க. அவுங்களுடைய கண் பார்வைக்கு அ வரக்கூடிய தீங்குகளை இந்த இந்த இந்த பயிற்சி செய்யும்போது அவுங்களுக்கு கம்மியாகுங்க.
பரவாயில்ல. ரொம்ப அருமையா இருக்கே! வேற என்ன எந்தமாரி இது பண்ணுவீங்க?
<clears throat> வேற ஓ என்ன விஷயன்னா, அந்த புது ஒரு சும்மா அந்த நகைச்சுவைக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் வந்துட்டு காலையில எழுந்திருந்தவுனே பல்ல தேய்க்கிறார்களோ! இல்லயோ! செல்ல தேய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது
ம். ஆமா, ஆமா, ஆமா. நல்லாயிருக்கே இந்த பழமொழி.
<laughs> காலையில எழுந்திரித்தவுனே நம்ம வந்து தொலைபேசியில இரவு முழுவதும் என்னென்ன இதெல்லாம் வந்திருக்கோ எல்லாமே நாம் காலையில எந்திருந்தவுனே இணையத்த ஆன் பண்ண உடனே கண்டிப்பா எல்லாம் வந்துரும் இல்லேங்களா!
சரி. ஆமா. கண்டிப்பா.
அப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் அப்போ எந்திரித்தவுனே ஆன் பண்றோன்னா, கண்டிப்பா அதுல அதுக்கு பார்க்கிறமாரி இருக்கும். அது கூட தான் கு குறஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சும் நேரத்த செலவிட்றமாரி ஆகியிருங்க. அதனால காலையில எந்திரிச்ச உடனே அந்த தொலைபேசிய பார்க்காம ஒரு, 1 மணி நேரம் பல் விளக்கிட்டு பிரஷ் அப் ஆகிட்டு, குளிச்சிட்டு அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தொலைபேசி எடுத்து இணையத்த அ ஆன் பண்றோம் அப்புட்ன்னா, அதுக்கு அப்பறம் நாம உட்கார்ந்தா நமக்கு பிரச்சனை இல்ல. அப்பிடிங்கிறமாரி சொல்லுவாங்க.
பரவாயில்ல. ம். ஓ! பரவாயில்ல.
அதாவது காலையில இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி தொலைபேசி பார்க்கிறது எந்த அளவுக்கு கெடுதலோ! அதே போல தூங்கி எழுந்த உடனே தொலைபேசி பார்க்கிறது அதுவும் ரொம்ப கெடுதல்ங்க.
ஆ. ரொம்ப அழகா சொன்னிீங்க. அதாவது ஸ்க்ரீன் நேரத்த வந்து எப்பிடி எப்பிடி படிப்படியா குறைக்கலாம் நிறைய தகவல் அதுவும் இல்லாமல அது பாதுகாப்பா இருக்கிறது எப்பிடி? அப்படிங்கிறத நிறைய தகவலோட என்கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
உங்ககூட எனக்கு தெரிந்த கருத்துக்கள பகிர்ந்து கொண்டது எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.